நன்றிங்க! அத முடிச்சிட்டு, நாங்க வந்துட்டு ஒரு டூர் போலாம் அப்படினு பிளான் பண்ணியிருந்தோம். சோ வந்துட்டு, எங்க டூர் எப்டி இருந்துச்னா, அந்தந்த ஊர்ல என்னென்ன ஃபுட்டு பேமஸோ, அதெல்லாம் சாப்பிட்டுட்டே அந்த டூர்க்கு போணும். அங்கேயும் போய் என்ன பேமஸ்சோ அத சாப்பிடணும். சோ அது வந்து ஆக்சுவல்லா
ஓ, பரவால்லங்க! சாப்டறதுக்காகவே நீங்க டூர்க்கு போயிருக்கீங்க. அருமை, அருமை! ம்.
<chuckles> ஆமாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி, எங்களுது ஒரு 4 மாசம் சிக்கன் எதுவுமே தொடக்கூடாதுனு சொல்லிட்டாங்க.
அப்படியா?
ஆமா. அந்த ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டா தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அது மாரி, ஒரு 4 மாசம் ஆயிடிச்சு. நான் வந்து டெய்லியும் ஒரு வாரத்தில 4 நாள் சிக்கன் சாப்பிட்ருவங்களா, சோ வந்துட்டு என்ன இருந்தாலும் திருமணம் நல்ல நடக்கணும்கிற பயத்தினால நானுமே சாப்டாமயே விட்டுட்டேன். ரொம்ப நல்லவனா இருந்துட்டேன்னு வைச்சுக்கோங்களேன்.
ஆமா. ஓ! ரொம்ப நல்லவங்க போல இருக்குங்க, 2 பேருமே! எங்க இதுல எப்டி அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கனா, பந்தக்கால் ஊணிருவாங்க இல்லையா? அப்பதான் வந்து, நாங்க சாப்ட மாட்டோம். பத்திரிக்கைலாம் அடிச்சு, என்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே குடுக்க ஆரம்பிச்சுருவாங்களா அதனால வந்து, இந்த மக்காலாம் கேட்காது, அப்டி சொல்ட்டு, அப்பலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பந்தகால் வந்து ஒரு 5 நாளு, 7 நாளைக்கு முன்னாடி ஊணுவாங்க. அப்பதான் வந்து, என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிளை வீடு சைடும் செரி, பொண்ணு வீட்டு சைடும் செரி சாப்பிட மாட்டாங்க.
ஆமா. ஆ. அதே தாங்க. அதே தான் அதே தான். ஓ! அப் ஓ! ஓகே, ஓகே. ம். அ, அ, அது, எங்க வீடு அப்டிதாங்க. பட் ல காதல் திருமணம்னே அவங்க வீட்டில, எங்க ஊர் சைடு வந்துட்டு இந்த, பொண்ணும் மாப்பிளை பொண்ணு உறுதி பண்ணி அ அடுத்த வேளையில ஆரம்பிச்சாலே சாப்பிடக்கூடாது. அது வந்து கொஞ்சம், எங்க குடும்பத்துக்கு வந்து அது வந்து, அ சாப்பிட்டா சேர்றதுல்ல அப்டினவுடனே செரி எங்க வீட்லயும் இப்ப ஏதாச்சு பிரச்சனை வந்துர போது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. செரி.
சரி, பரவாயில்ல, நம்ம காதலுக்காக இதுக்கூட விட்டு குடுக்கமாட்டோமா என்ன? அப்டி சொல்லிட்டு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்து உட்டுட்டீங்க!
ஆமாங்க. 4, 5 வருஷம் என்னென்னமோ விட்டுக் குடுத்துட்டோம். மான மரியாதை எல்லாம் ஒரு சாப்பாடு கூட வாடா விட்டுக் கொடுக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு முடிஞ்சது. அதுக்கு அப்பறம் நாங்க ஊர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணம்ணா, காலையில எங்க ஊரில இருந்து கிளம்பினோம்ங்க. எங்க ஊரில இருந்து மதுரைக்கு டைரக்டா மதுரைக்குத்தான் வண்டி போச்சு.
ஆமா. ஆ, அது சரி! ஓ!

ஆமா. ஒரு அட்ட பொட்டியில வந்து உயிரோட இருக்கிறதெல்லாம் அட்ட பொட்டியில வச்சுட்ராக. லாப்ஸ்டர் பார்த்தோம். அப்புறம் நண்டு வந்து உயிரோட இது 2 தான் உயிரோட வக்க முடியும். அதனால இது 2 உயிரோட இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா, என்னென்ன மீன் வகைகள் இருக்கோ எல்லாமே இருக்குங்க. அந்த ஆனா, கொஞ்சம் காஸ்ட்லியா சொல்லுவாங்க. ஏனா டூரிஸ்ட் பிளேஸ்னு போய்ட்டா கண்டிப்பா அவங்க அதுக்குண்டான காச கேட்க தானே போறாங்க.
ம். ஆமா, ஆமா. அதுக்கெல்லாம் நம்ம மனச தயார் பண்ணிட்டு தான் போயே இருப்போம்.
ஆமாங்க வேற வழியே இல்ல. போம்போதே அத வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் போணும். ஆனா, என்னன்னனாங்க சனி, ஞாயிறு போகல. சனி, ஞாயிறு போயிருந்தா இன்னுமே காஸ்ட் வந்து டபிள் மடங்கு சொல்லுவாங்க. இத பிளான் பண்ணி தான் நாங்க வந்து, வீக்டேல போனோம்.
இன்னும் அதிகமான பணம் குடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆமா.
சோ அப்படி போய்ட்டு நாங்க வந்து இப்போ அங்க எப்டினா கொம்புச்சா அப்டின்னு ஒண்ணு விப்பாங்க சரிங்களா. அது வந்து அ
ம். அப்டின்னா எப்டி இருக்குங்க?
அது வந்து ஒரு ஆ அ குளிர்பானம் தான். ஆனா, வந்து குடிக்கும்போது ஒரு வந்து அந்த மது அருந்துற மாரி இருக்கும். ஆனா ஜீரோ பெர்சென்டேஜ் ஆல்கஹால் அது வந்து அ ஒரு நல்ல விஷயம். ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து தயாரிக்கிறது. ஜீரோ பெர்சென்டேஜ் ஆல்கஹால் "உங்க ஒடம்புக்கும், உங்களோட வயித்துக்கும் ரொம்பவே அது வந்து குளிர்ச்சியும், ஜீரண சக்தியும் உண்டு பண்ணும்" அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற எல்லா கடைகளிலும் இதாங்க பேமஸ்.
அந்த பேர மறுபடியும் எனக்கு சொல்ல முடியுமா? நான் தேடிப் பார்க்கிறேன்.
கொம்பூச்சா.
ஓகேங்க. நான் தேடி பார்க்குறேங்க.
ஆமாங்க. சோ இத வாங்கிட்டோம். நாங்க வந்துட்டு இந்த பர்ஸ்ட் ஒரு கடையில போய்ட்டு ஏனா, ஒவ்வொரு எத்தனையோ கடை இருக்கு. ஒவ்வொரு கடையில ஒவ்வொன்னு சாப்பிடலானு அங்க வந்து பெரிய டைகர் ப்ரான்ஸ் இருந்துச்சி. நம்ப ஊர்லல்லாம் ப்ரான்ஸ் வந்து ஒரு அளவுக்கு நம்மளோட ஒரு, ஒரு விரல் நீட்டதிக்கு தானே இருக்கும். அங்க வந்து ரொம்ப பெரிய ப்ரான்ஸ்லா இருந்துச்சு.
ஆமாங்க. மிஞ்சி போனா நான் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3'' அவ்வளோதாங்க நான் பார்த்துருக்கது.
அ அவ்வளவு தான். அங்கல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்மளோட அ கையோட பாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் டைகர் பிராண்ட்னு சொல்லிட்டு நம்ம நடுவிரலின் நுனியில இருந்து கிட்டத்தட்ட ரிஸ்ட்யையும் தாண்டி வாட்ச் கட்டுற இடத்தையும் தாண்டி போகுத்துன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆமா. ஓ! அவ்வளோ தூரம் போகுதா சரிங்க.
அந்தளவுக்கு பெருசு. ஆமா. ஆனா என்னென்னா வெறும் 5 பீஸ் ரூ. 1,200 சொன்னாங்க.
ம்.